சரி, சரி. ஆனா நல்லபடியா அமைஞ்சிருச்சுனா, அவங்க நேரம். நல்லபடியா இருந்தா அவங்க உடனே வந்துர்லாம். இப்போ கூட இந்த புகழன்றவர்லாம் கூட, அவர் ஆரம்பத்தில எல்லோராலயும் அந்த அளவுக்கு அகிங்கரிக்கப்படலனாலும் போக போக அதில வந்தே அவர் நல்ல ஆளாயிட்டாரு, அவருக்கு நல்ல நேரம். ஆனா ஒரு சிலருக்கு இந்த மாரி தப்பாவும் போகறதுக்கான வாய்ப்புகளும் அதே அதிகமா இருக்கு. இல்லங்களா?
அது ஆமா. இப்ப, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிகள்லாம் டிவி நிகழ்ச்சிகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு நிகழ்ச்சி தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு சரியான விதத்தில காட்டணும். பல பேர் டிவி பார்க்குறாங்கங்கிறத விட்டுட்டு, யார் இன்னக்கு வந்து பிரபலமா இருக்காங்க சமூக வலதளங்கள்ல. இல்ல யார் வந்து இந்தியா கொஞ்சம் வந்து ட்ரெண்ட் ஆகறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க என்னங்க சொன்னாங் ''பிரபலமா இருக்காங்களா! அவங்கள கூட்டி கொண்டு வா, ஷோக்கு.'' அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து 1 பண்ணாங்க. இந்த கூமாபட்டிக்காரர் ஒருத்தர கூட்டிட்டு வந்து ஆட விட்டாங்க ஜி டிவி நிகழ்ச்சில.
ம்ஹம். ஆஹா. ம். ஆஹா ஆ. ஆமாங்க. ஆமாமா, ம். கண்டிப்பா நான் அத ம். ஆமா. ஆஹா. அச்சச்சோ! ஆமாங்க. நானுமே ரொம்பவும் அத பார்த்து முகம் சுழிக்கிற மாரி இருந்துச்சுங்க. ஆரம்பத்தில அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கூட இருந்துச்சு. பரவால்ல, தன்னோட ஊர வந்து எப்படியாச்சும் வெளில கொண்டு வரணும்ன்ட்டு போராடுற ஒரு மனுஷனாதான், நான் அவர ஆரம்பத்தில பார்த்தேன். ஆனா குடும்பத்தோட ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறப்போ, எந்த அளவுக்கு அந்த அளவு இருக்கு. இல்லங்களா! அது ரொம்ப நெருக்க ஆ.
அது ஆனா, அது வந்து வு ஒரு பெரிய டிவி நிகழ் அது டிவி நிகழ்ச்சிக்காரங்கள தான் வந்து அது நிகழ்ச்சியை நடத்துறவங்கள தான் கு குறை சொல்லணும். அவரு என்ன செய்ய! இப்ப வெளிய வந்து ரோட்டில எதாவது நம்ம மிதிச்சிட்டு வரோம்னா, வீட்டுக்குள்ள கொண்டு வரது யாரோட தப்பு?
ம். ம். ஆமா, ஆமா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த அளவுக்கு அவங்கள அது வற்புறுத்தியோ, இல்ல அவங்களுக்கு காச கொடுத்து கூட அந்த மாரி இ ம்.
அன் வற்புறுத்தில்லாம் இல்ல. இப்ப அவருக்கு வந்து அதனால லாபம் தான. அவரு எங்கயாவது சு உட்கார்ந்து மொபைல எடுத்துட்டு, கத்திட்டு இருந்தவர கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து விட்டது. இதே மாரி தான் பிக் பாஸ்லயும் பண்ணாங்க.
ம்ஹ்ம். <laughs> ஆமா, ஆமா, ஆமா. கண்டிப்பா, உண்மதான். ம்.
அவர் யாரு? திர திவாகர்னு ஒருத்தரு வந்து கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து கொடுமை. அதாவுது இப்ப கைபேசி எடுத்து வச்சுட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். பிரபலமாறதுங்கிறது வேற. அதாவது பிரபலமாகறது வேற, எல்லாருக்கும் தெரியிறதுங்கிறது வேற. பிரபலம்ன்னா உண்மையான பிரபலம்ன்னா, ஒரு நடிகரா இருக்கிறவங்க, ஒரு உண்மையிலயே ஒரு திறம அவங்களுக்குள்ள திறம இருக்கும். இது வந்து ஏதாவது ஒரு வகையில செஞ்சு கா நம்ம வந்து ஒருத்தவங்க 4 பேரு நம்மள பார்த்து சிரிக்கிறனால நம்ம பிரபலமாய்ட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. திவாகர் மாரி ஆளுங்கெல்லாம் வந்து அந்த மாரி தான். அவங்கெல்லாம் அந்த செ டிவிக்கு வந்து இவங்கள எல்லாம் கொண்டு வரணுங்கிற கட்டாய கொண்டு வந்ததும் அதேதான்
அய்யயோ! ஆமாங்க. ரொம்பவும் ஆமாங்க. ம். ஆமா. அதுல ம். கண்டிப் ம். ஆமா. ம், ம். ஆமா. கண்டிப்பா. ம், ம்.

கண்டிப்பா. இப்ப இப்ப ஒ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து டிவில வந்து பிரபலமா ஓடிக்கிட்டிருக்கும். அ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 'பிக் பாஸு', இல்ல 'குக் வித் கோமாளி' இந்த மாரி ஷோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அது பிரபலமா ஓடிட்ருக்கும். ஆனா இன்னக்கு தேதில என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிக் பாஸில 1 நாள் முடியுதுன்னா, அந்த நாள எடுத்து விமர்சிக்கிறதுக்கே வந்து பல பேர் இருக்காங்க டிவி சே
ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். ம். அ. ஆமா, ஆமா. இப்போ அது வரப்போதுனாலே இந்த சோசியல் மீடியால எல்லாரும் ரெடி ஆய்டுவாங்க. இத பத்தி நாங்க போடப்போறோம். அது அங்க என்ன நடக்குதோ அதயே திருப்பி திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது என்னடா அது வந்ததே திருப்பி திருப்பி வந்துட்டுருக்குன்றது. நீங்க சொல்றது உண்மை. ம் சொல்லுங்க.
கண்டிப்பா. அவுங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு கொ சில வியூவர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அந்த ஷோ அந்த ஷோல என்ன நடக்குதோ அத பேசி இவங்க ஒரு புதுசா ஒரு ஒப்பீனியன போட்டு அவங்க பணம் சம்பாதிக்க பார்ப்பாங்க. இதே மாரி ஒரு 10 ப 20 பேர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. "அன்னன்னைக்கு என்ன நடக்குது?" அப்படீன்னு சொல்லி டே ஒண்ணுனு. இதுல வந்து எதுவும் க என்ன ஆகுதுன்னு அப்படீன்னா
ம். ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா. ம்ஹ்ம்.
சில நேரம் வந்து அந்த நிகழ்ச்சி நல்லாவே இருந்தா கூட, எதாவது ஒருத்தங்க எதிர்மறையா பேசும்போது, அது ஆனா அது அடுத்த நாள் பார்க்கறதுக்கு மக்கள் யோசிப்பாங்க.
ம். ஆமா. அது அது ரொம்பவே எல்லா இடத்துக்கும் அது பொதுவான ஒரு கருத்துதான் இல்லையா? அது நல்லா இருக்கோ, இல்லையோ அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு பார்வை. இதை வந்து நம்ம விமர்சிக்கலாம். ஆனா ரொம்பவும் அத வந்து ரொம்ப வெளிப்படையா, இது நல்லா இல்லன்ற மாரி விமர்சிக்காம, பாலிஷ்டா விமர்சிச்சா, இது இந்த மாரியான சிக்கல்கள்லாம் வராது இல்லைங்களா?
ஹா, ஆனா அது வந்து எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில போட்டு எடுக்கிற படத்துக்கு, இந்த நில தான் இன்னைக்கு. அதனால இதுல அந்த அளவுக்கு யாராலயும் கட்டுப்படுத்த முடியாது. அ அ மக்கள் பார்க்குறத பார்க்கத்தான் செய்வாங்க. என்னதான் நல்லாயிருக்கு, நல்லா இல்லன்னு இவங்க சொன்னாலும் "இப்ப எதுக்கு அத பார்க்குறாங்க?" அப்படீன்னா, அத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல. இவங்களுக்கு வந்து அ ஏற்கனவே அத பார்த்து அடிக்டடா இருப்பாங்க. 'பிக் பாஸ்' பார்த்து பார்த்து அது மேல பைத்தியமா இருக்கிறவங்கன்னா, அதுக்கடுத்து திரும்ப இதை போய் பார்க்கிறது. "இன்னும் என்ன சொல்றாங்க?" இத பத்தி தெரிஞ்சுகலாம்ன்னு. இதில பிரச்சனை ம்.
<laughs> ஆமா. ம். ஆமா. ம். ஆஹா! ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஆமாமா. இப்போ ம். மொதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சிலர தான் அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க. அதுலயும் அந்த ஜல்லிக்கட்டு புரோடெஸ்ட்டில நல்லா 1 பொண்ணு போராடிச்சு. அந்த பொண்ணு மேல ந எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனா இது உள்ள வந்ததுக்கப்பறமா, அது மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அப்படியே பாதியா கொறைஞ்சு அவங்க இருக்கிற இடமே இல்லாம போன மாரியான ஆட்கள்லாம் கூட நெறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அது ரொம்பவும் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நீங்க அத எப்படி பார்க்குறீங்க?
கண்டிப்பா. ஆ.